பொதுவாவே பாத்தீங்கன்னா, இந்த பாரம்பரியம், அப்புறம் அந்த ஒரு மாடர்ன் கல்ச்சர், அப்டீன்னு ஒரு விஷயங்கள் வந்து, இரண்டும் முரண்பாடான விஷயங்கள். ஆனா, இன்னி தேதியில பாத்தீங்கன்னா, அந்த மாடர்ன் ஸ்டைல் அம்சங்களையும் வந்து, நம்ப பாரம்பரியத்தில சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அத பத்தின உங்க அபிப்பிராயம், உங்களோட சிந்தனைகள், உங்களோட உணர்வுகள் அத பகிர்ந்துக்க முடியுங்களா?
கண்டிப்பா, சொல்றேங்க. அ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்டீன்னா, அதாவது மாடர்னா மாடர்ன் உலகத்துக்குள்ள நம்ப போலாம் தப்பு இல்ல. அத நம்ப பாரம்பரியத்துக்குள்ளயும் கொண்டு வரலாம். தவறில்ல. ஆனா, எதுவுமே பாத்தீங்கன்னா, ஒரு எல்லை வேணுங்க. அந்த எல்லையைத் தாண்டும்போது தான், நமக்கு அது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குங்க.
ஆஹ. புரியுதுங்க.
அந்த எல்லைகள் வந்து எப்படி தாண்டுது? நான் ரீசெண்ட்டா சில விஷயங்கள் பாத்தேன். அத நான் உங்க கூட பகிர்ந்துக்குறேன். அ.
கண்டிப்பாங்க. இப்போ எல்லைகள்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அது எந்த மாதிரி அ எல்லைகள்? அதுக்கு ஒரு உதாரணங்கள் சொல்லி, நீங்க அத சொன்னீங்கன்னா, ரொம்பவே வந்து அ வசதியா இருக்கும்.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு புடவ கட்டுறது வந்து பாத்தீங்க அப்டீன்னா, சாதாரணமான ஒரு விஷயம் தாங்க. அது வந்து பெரிய ஒண்ணும் கம்பு சூத்திர வேலை எல்லாம் இல்ல. <chuckles> ஆ.
ஆமாங்க, பா பாரம்பரிய உடை வேற அது.
கண்டிப்பாங்க. நம்பளோட பாரம்பரிய கலாச்சாரமான உடை. அது ரொம்ப அழகான உடை. அது அழகா கட்டும் அத வந்து எப்பிடி கட்னாலுமே அழகா தான் இருக்கும். நீங்க அத எடுத்து மடிப்பு போட்டு, தேய்ச்சு இப்பிடிலாம் கட்ணும் அவசியமே இல்ல. சாதாரணமா நம்ப வீட்டு பெண்கள், நம்ப அம்மாலாம் வந்து அப்பிடித்தான் கட்டியிருக்காங்க. சாதாரணமா தான் கட்டியிருக்காங்க. ஆனா, இப்
ஆமாங்க. புரியுதுங்க. உண்மை.
ஆனா இப்ப உள்ள பசங்க வந்து பாத்தீங்க அப்பிடின்னா, என்ன பண்றாங்க அப்பிடின்னா, அந்த புடவைய எடுத்து அத வந்து அயர்னிங்க்கு ஒரு ஆளு, கட்றதுக்கு ஒரு ஆள்னு விதவிதமா வந்து பாத்தீங்க அப்பிடின்னா, உங்களுக்கு ஆளுங்கள வந்து கூட்டிட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. அது
அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, செலவுகள வந்து ஒரு ஒரு புடவ கட்றதுக்கே செலவுகள வந்து ஜாஸ்தி பண்றாங்கறீங்க. கா
ஆ நிச்சயமாங்க. அந்த புடவைய எடுத்து சாதாரணமா கட்டினாவே அழகு தான். அத எடுத்துகிட்டு வந்து, அந்த புடவைய வந்து பாத்தீங்க அப்பிடின்னா, அ அதாவது புடவைய குடுத்து ஏன்னா நமக்கு மடிப்பெடுக்க தெரியல, சரி அதுனால ஒரு அயர்னிங், ஃபோல்டிங் கொடுக்குறாங்க. அதுகூட, ஓகே. ஒரு வாஸ்தவந்தான். ஒரு ரூ. 200, ரூ. 300 க்கு பண்ணி கொடுக்குறாங்க. சில பேர் அதுக்குமே ரூ. 600, ரூ. 700 வாங்குறாங்க தான். அது வந்து நம்ப கொடுக்குற இடத்த பொறுத்துக்குன்னு நம்ப சொல்லலாம்.
என்னங்க சொல்றீங்க? கிட்டத்தட்ட வி சொத்தையே விக்கிற ரேஞ்சுக்கு சொல்றீங்க.
<chuckles> ஆமாங்க சார். ஆமாங்க. அந்த மாதிரி தாங்க. அதாவது ஒரு ரூ. 300 க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா, சாதாரணமான ஒரு ஆள்ட்ட குடுத்தீங்கன்னா, ஒரு 200, ரூ. 300 க்குள்ள முடிச்சுருவாங்க. இதே நீங்க வந்து பாத்தீங்க அப்பிடின்னா, ஒரு பெரிய போட்டீக்குல கொண்டுபோய் குடுத்தீங்க, ஒரு செலிப்ரிட்டி கட்டுறவங்கிட்லாம் கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அவுங்க அதிகமா தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ப இத வந்து என்ன பண்ணலாம்? அப்பிடின்னா, இந்த விஷயத்த நம்பளே வீட்லேயே இருந்து அத ஃபோல்டிங் வேலைய கத்துக்கிட்டு பண்ணலாம். ஆனா நம்ப ஆளுங்க வந்து,
ஆமாங்க. அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே கேட்க வந்து, நம்ப வீட்ல பண்ணா அது வந்து கரண்ட் ஒரு 2 யூனிட்டோட முடிஞ்சு போச்சே!
<chuckles> கண்டிப்பாங்க. அத வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் கத்துக்கிட்டு பண்றவங்களும் இருக்காங்க, சந்தோஷம். ஒரு சில பேர் வந்து அத வந்து ஒரு அ சரி எனக்கு தெரியல, எனக்கு வர்ல அப்டின்னு குடுக்குறீங்க அதக்கூட ஒரு பக்கம் நியாயமா ஒத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனா அத கட்டி வர்றதுக்குன்னு இப்போ பண்றாங்க பாருங்க, ஒரு அட்டூழியம். தாங்கவே முடியலங்க. ஆமாங்க, நீங்க YouTube எடுத்து பாருங்க. அதுக்கு ஒருத்தங்க நெறைய பேர் வந்து கட்றாங்க. பெண்கள் வந்து பெண்களுக்கு கட்டி விட்றாங்க. அதை தாண்டி, ஆண்கள் வந்து பெண்களுக்கு கட்டி விட்றாங்க. இத வந்து நான் வந்து ஒரு தவறான பார்வைல நான் சொல்லல. ஆனா, இது தேவையில்லாத ஒரு கருத்து இல்லைங்களா?
ம்ஹ்ம். என்னது? ஆளை கூட்ன்னு வந்து கட்றாங்களா? ஆஹா! இல்லைங்க. அந்த மாரி YouTubeல போய் பாத்து, அந்த மாரி பண்றதுக்கு, YouTubeல பொடவை கட்டுவது எப்படின்னு கூட தான் வருது. அந்த அந்த வீடியோவ பாத்து கட்டிட்டே போய்ருந்தலாமேங்க!
<chuckles> ஆமாங்க. எனக்கும் அதே கேள்விதாங்க. இத எதுக்கு இத பாத்து கட்டிக்கலாம். சரி, நீங்க அப்டியே கட்ட வரல, ஓகே. ஒரு ஃபங்ஷன், ஒரு உங்களுக்கு திருமணம், இல்ல உங்களுக்கு ஒரு வளைகாப்பு, இல்ல உங்க நெருங்கிய ஒரு தங்கச்சி ஒரு தோழியோட திருமணம், தங்கையோட திருமணம் ஏதாவது, ஒரு முக்கிய மான வி ஃபங்க்ஷனுக்கு நீங்க கூட்டிட்டு வந்து கட்டிக்கிறீங்கன்னா ஓகே. அதையும் தாண்டி, ஒரு பெண்ண கூட்டிகிட்டு வந்து கட்ல! எத்தனையோ பெண்கள் வந்து சாரி டிராபிஸ்டு ப்ப படிச்சுட்டு இருக்காங்க.அ ஒரு பார்லர்லருந்து வரவங்கட்ட க
சரிங்க. ஓ! இதுக்கு இப்போ வந்து ப இதுவே இருக்கா? கோர்ஸ்ஸே இருக்கா?
ஆமாங்க! கோர்ஸ்ஸே இருக்கு. சாரி டிராபிஸ்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா, பியூட்டிஷியன்ல ஒரு கோர்ஸ்ஸே இருக்கு. அத தனிப்பட்ட மொறைல எடுத்து, சாரி கட்றதுக்கு மட்டும் தனிமயா வந்து, அ அமவுண்ட்ட வாங்கிட்டு கட்டி விட்டுட்டு போறவங்கல்லாம் இருக்காங்க.
ஓ! ஆ. என்னங்க சொல்றீங்க? போற போக்க பார்த்தா, அந்த வேஷ்டி கட்றதுக்குகூட வந்து இனிமே வந்து ஆட்கள் <chuckles> வந்துருவாங்க போல இருக்கே!
எனக்கு எந்த இங்க எங்க? ஆமாங்க, நீங்க பாருங்க. அதுக்கும் ஒரு ஆள் வந்துட்டுதான் இருக்காங்க. ஆமாங்க. அதாவது இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இத வந்து நான் எங்கே எனக்கு ரொம்ப, ஆமா. ஆமா. ரெண்
என்னங்க சொல்றீங்க? காலக்கொடுமைன்னு சொல்றதா? இல்ல, ஆடம்பரம்ன்னு சொல்றதா? தேவையில்லாதது. இத இது வந்து ஒரு ஆடம்பரமா பார்க்கிறீங்களா? இல்ல தேவையில்லாத ஒரு விஷயமா பார்க்கிறீங்களா? இது உங்களுடைய அபிப்ராயம் என்ன அதப் பத்தி?
ஆ, கண்டிப்பாங்க. அதாவது ஆடம்பரம் அப்பிடிங்கிறது அவுங்கவங்க வசதிக்கு தகுந்த மாரிதாங்க. இப்போ, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒரு ஆடம்பரம் பண்ணுவாங்க. ரொம்ப பணக்க காசு உள்ளவங்க ஒரு ஆடம்பரம் பண்ணுவாங்க. அதகூட பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அத பேசுறதுக்கு வேல இல்ல, அவங்கக்கிட்ட இருக்கு அவுங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது தேவையில்லாத ஒண்ணுனு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நான் எங்கே எனக்கு ரொம்ப கோவம் வருதுன்னா, ஒரு பெண்ண கூட்டிட்டு வந்து கட்டிவிட்டா கூட ஒரு எனக்கு மனசு ஆறுதலா இருக்குங்க. ஒரு பசங்கள கூட்டிட்டு வந்து அந்த வேலைய ஒரு 2 பசங்க வந்து புடவ கட்றேன்ற பேர்ல அந்த பொண்ணுக்கு வந்து புடவ கட்டி விட்றது. அதைய வந்து எடுத்து வீடியோ போட்றது. அத விட ஒரு ஒரு கொடுமைங்க. ஒரு கால கொடுமை என்னனன்னா, மலேசியால இருந்து ஒரு பையனாம், அவன கூட்டிட்டு வந்துதான் இப்ப செலிபிரிட்டி எல்லாம் கட்றாங்களாம். ஏங்க, ஒரு புடவை கட்றதுக்கு மலேசியால டிக்கெட் போட்டு அவன வரவச்சா கட்டணும்? இல்ல கேக்கிறேன்? ஆ.
சரிங்க. புரியுதுங்க. ஆஹா! ஏன் இங்க இல்லியா? ஆனா, சரியா சொன்னீங்க நீங்க. இந்த இந்த விஷயம் வந்து சரியா சொன்னீங்க நீங்க.
அதுமாரிங்க, எனக்கு அத பாக்க பாக்க அவன வந்து இப்ப ரெகுலரா பாத்தீங்கன்னா, யூடியூப்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டார் தலைவரு. எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் வந்து அவரு தான் கட்றாரு! அட! ஹீரோயின்ஸுக்கு கட்றதுகூட ஓகேப்பா! அவுங்க வந்து நடிக்கிறாங்க, அவுங்களுக்கு ஒரு பெரிய அ ஓகே, ஏதோ ஒண்ணு ஓகே. ஒட்டு மனச வந்து தேத்திக்கலான்னு விட்ருங்க! அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. வச்சுக்கலாம். ஆனா, இப்ப பண்றாங்க பாருங்க! நம்ம பசங்க. நல்லா கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள பசங்க, கொஞ்சம் ஒரு மீடியமான பசங்களே! என்ன பண்ணுதுங்க, பொம்பள பிள்ளைங்க. அ இந்த ப்ரெக்னன்சி இந்த இதுக்கு அ வளைகாப்புக்கு, திருமணத்துக்குன்னு, அந்த பையனையே புக் பண்ணி, இல்ல அந்த பையன்மாரி இன்னும் ரெண்டு பசங்க நல்லா ஃபேமஸா இருக்காங்க. அவனுங்களையே புக் பண்ணி வந்து கட்டிவிட சொல்றாங்க. உண்மையா நான் கேக்குறேன், உங்களுக்கு நல்லாருக்கா? இந்த வேலை நல்லாருக்கா? அ! நம்ம வந்துட்டு
அது தொழில்ன்னு கூட நம்ம வ வச்சிக்கலாம். ஆஹ்ம். ஏங்க! அவன் வந்து போற செலவுக்கே வந்து 20,000 30,000 ஆயிடுமே! அதுக்கொரு அழகான பட்டு சேலையே எடுத்துர்லாமே!
ஆமாங்க. கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மையாவே அவுங்க வந்துட்டு போற செலவு நம்ப தான் பே பண்ணுமாங்க. நான் அதையும் தான் நான் வந்து விசாரிச்சுட்டேன். அவன் மலேசியாலருந்து வந்துட்டு போற ஃப்ளைட்டு நம்மக்கிட்ட தான் கட்டுவான். அவன் இங்கே வந்து தங்குறது சாப்பிட்றது எல்லாமே நம்ம தான் குடுக்கணுமாங்க. <laughs> <inhales>
என்னங்க இது? இதுக்கு நான் வந்து உண்மைய சொல்ணுன்னா! சிரிக்கிறதா, இல்ல நொந்துக்கிறதான்னு கூட தெரிய மாட்டேங்குது.
நிச்சயமாங்க. உண்மையா அப்பிடித்தான் ஆயிருச்சுங்க. ஏன்னா, அவன வர வச்சு, அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு, இந்த புடவைய பாத்தீங்கன்னா அந்த புடவ கட்றானே நல்லாவா இரு கட்டுறான்? அவன் கட்றத பாத்தீங்கன்னா, இந்த பொம்மைக்கு கட்டி விட்றமாரி கட்டி விட்றாங்க. போட்டு அந்த ஒரு அழகான ஒரு பாரம்பரியமான புடவை நல்ல காசு போட்டு அந்த புடவ எடுத்துருக்காங்க. அதையப் போட்டு தேய் தேய்ன்னு தேச்சு, ஃபோல்டிங் பண்ணி, மடிச்சு கிடிச்சு பெண்களுக்கு புடவ கட்டும்போது கொஞ்சம் அ கலஞ்சாதாங்க அது அழகு. அத போட்டு மடிச்சு, தேய்ச்சு, கிடிச்சு, அங்க ஒரு பின்னி உன் 1008 பின்ன குத்தி நல்லாவாங்க இருக்கு? இதுக்குப் போயி அவன வரவச்சு குத்தி, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க ஒரு கலாச்சாரத்தையே இது வந்து எனக்கு சரி வரலைங்க. ஏன்னா, அ ஒரு ஒரு பெண்ணு, ஒரு ஆண் இருக்காங்க அப்பிடின்னா, என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு தொழில் செய்றவன் அப்பிடினாலுமே அதையும் தாண்டி அ நம்ம புடவ கட்டுறதுக்கெல்லாம் அலோவ் பண்றது என்னால வந்து அத ஏத்துக்க முடியலங்க.
ஐயோ! அம்மா, எனக்கு இத கேட்கும்போதே ஒரு மாரி இருக்கு. இன்னொரு ஒரு இது முக்கியமான விஷயம். இதையே வந்து நம்ம சின்ன வயசில நாம இந்தமாரி எதையாவது ஒன்னு கேட்டிருந்தோன்னு வச்சிக்கங்களேன், வெளுத்து வாங்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு.
அப்பிடி பாக்கும்போது <laughs> நிச்சயமாங்க. அடி எங்க அம்மாலாம் <chuckles> போட்டு பொழந்து எடுத்துருவாங்க. அப்டிங்கும்போது இத வந்து நான் வந்து தவறான கண்ணோட்டத்துல நான் சொல்லல. இது தேவையில்லாத ஒரு விஷயம், இதுக்கு ஏன் நீங்க இவ்வளோ ஆட்டம் போட்றீங்க? அதுக்கு பேசாம பியூட்டிஷியன் வந்து அவங்கள மேக்கப் பண்ணி அழ அத விட பரவால்லங்க. இன்னொன்னு பண்ணுறாங்க பாருங்க நம்ம பொண்ணுங்க. அதாவது மாடர்ன் ஸ்டைல்ல நான் வந்து என்னோட லைஃப்ப அமைச்சுக்கிறேன். அத வந்து பாரம்பரியத்துக்கூடயே நான் கொண்டு போறேன். எப்டி அப்டின்னா? நீங்க சொல்ற மாரி நாங்க பொடவையே கட்டிக்கிறோம். நீங்க சொல்ற மாரி நாங்க வந்து நகையெல்லாம் போட்டுக்கிறோம். ஆனா அதில என்ன பண்ணுவோம்? நாங்க அங்கேயும் ஒரு இக்கு வைப்போம். எப்டி வைப்போம்? ப்ளவுஸ்ஸ வந்து இப்படி தைப்போம்." எப்படி தைப்பீங்க?" நீங்க எங்கள என்ன சொன்னீங்க? அ <chuckles> ஜன்னலாவது பரவால்லங்க. இந்த ஒரு 'யூ' நெக்" ப இந்த ஒரு என்னது ஒரு என்னமோ சொல்றாங்க டீப் யூ வாமாங்க. அதாவது ப்ளவுஸ் வந்து இத்துணூண்டு தான். தெரியறது அவ்வளவும் தெரியுது. இது எதுக்கு இது? இத வந்து இன்னைக்கி சொல்றாங்க. <chuckles> "நீங்க தான சொன்னீங்க. நீங்க எடுத்து குடுத்த புடவையதான் நாங்க கட்றோம். நீங்க பொடவ கட்ட சொன்னீங்க. நாங்க கட்டிட்டோம். நாங்க ஃபிராக் தான் போடலாம்ன்னு நெனைச்சோம். நீங்க பொடவை கட்ட சொன்னீங்க. நாங்க உங்க பாரம்பரியத்துக்காக நாங்க பொடவை கட்டிட்டோம். அப்ப ப்ளவுஸ் எங்க இஷ்டத்துக்கு விடுங்க". அப்படிங்கிற பேர்ல அந்த ப்ளவுஸ்ஸ போட்டு கன்றாவியா தச்சு அதையும் போட்டுக்கிதுங்க புள்ளைங்க இது தேவையே இல்லாத விஷயம். ஒண்ணு நீங்க...
சரி. சரி. "ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா!" அந்த மாரியா? அ. அதுக்கு போடாமலே இருக்கலாமே! அஹ. அடடா! இல்ல. இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னங்க சொல்றது நாம இதுக்கு? இப்போ அந்த இந்த மாடர்ன் மாடர்ன் ன்னு சொல்லி இந்த மாரி பண்ணுறாங்கன்னு சொல்றீங்களே, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஒரு ப இது நமக்கு அந்த வாட்ஸ்அப்லலாம் அந்த படங்கள் வரும் இல்லையா? இத எதுக்கு போட்டுக்கணும் அப்படின்னு. சரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க. பொண்ணுங்க போட்டுக்கிறாங்க. பசங்க போட்டுக்கிறாங்க. அதையும் விட்டுறலாம். ஆனா அந்த ஒரு இ அ இந்தி நடிகை ஒருத்தி, "சாரா அலிகானோ" யாரோ அவங்க தான் நெனைக்கிறேன். அவங்க ஒரு பேண்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க.
<laughs> ஆமாங்க. ஆமாங்க.
அதில வந்து துணி வந்து எங்க இருக்குன்னு தேட வேண்டியிருக்கு.
<chuckles> ஆமாங்க. நெறைய இந்த மாரில்லாம் நானும் பார்க்கறேன். இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அ இன்னொரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். அதாவது வெளிநாட்லருந்து வந்து திருமணம் இங்கே பண்ணுறாங்கங்க. அவங்கல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புடவை மேல அவ்வளோ நாட்டமா இருக்காங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா?
புரியுதுங்க. ஆமாங்க.
ஆ அதாவது வெளிநாட்ல நம்ம நம்ம பசங்க யாராவது அங்கே போனா அந்த பொண்ண கரெக்ட் பண்ணி <chuckles> லவ் லவ் போட்டு கூட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. <sighs> ஆ.
புரியுதுங்க, புரியுதுங்க. நீங்க சொல்றது வெளிநாட்டு பெ-பெண்கள் சொல்றீங்க. அவுங்களுக்கு வந்து நம்ம பாரம்பரிய உடைகள் மேல கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. நானும் கேட்டிருக்கேங்க. ஏன்னா, நாங்களே வந்து வெளிநாட்டவர் எங்க க க்ளைன்ட்டு எல்லாம் இருக்காங்க இல்லயா! நாங்களே வந்து புடவ அந்தமாரில்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்திருக்கோம்.
கண்டிப்பா. ஆமாங்க. ஓ! சிறப்புங்க, சிறப்புங்க. அதுமாரி அவுங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பாரம்பரிய புடவை கட்றாங்க. நிஜமாவே சொல்றங்க. சிம்பிளா கட்றாங்க, அழகா இருக்கு பார்க்கவே. நம்ம பசங்க மட்டும் தான் இந்த
உண்மையிலேங்க. நீங்க இப்ப சொன்னீங்களே! இது நூத்துல ஒரு வார்த்தைங்க. உண்மையிலேயே அவங்க வந்து நம்ம பாரம்பரிய உடைகள அழ் ரொம்ப அழகா அந்த பாரம்பரியத்தோடவே போடுறாங்க.
ம். ஆமாங்க. நான் வந்து இடையில ஒரு திருமணம் ஒண்ணு பார்த்தேன். அதாவது அவுங்க வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு ஓட ஒரு அது ஒரு திருமணம் செட்டியார்ன்னு சொல்றாங்க. எனக்கு அது பெரிய மதம் சார்ந்த விஷயத்தில நான் உள்ளபோ இந்தமாரி கலா இதுலலாம் நான் போ மாட்டேன். ஆனா வந்து அது வந்து சொல்லும்போது சொன்னாங்க, அந்த முறைப்படி அந்த திருமணம் வந்து நடந்திருக்குங்க. அந்த அது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஃபாரின் தான் அந்த பொண்ணு. அவுங்க குடும்பத்தோட இங்கே வந்து திருமணம் பண்றாங்க. ரொம்ப அழகா புடவ கட்டியிருக்காங்க. நல்லா சிகப்பு கலர்ல ஒரு புடவ. ப்ளவுஸ்ல எந்தவிதமான தேவையில்லாத ஒரு ஓட்டையும் கிடையாது. நீட்டா ப்ளவுஸ் தெச்சிருக்காங்க. நீட்டா கட்டியிருக்காங்க. அழகான அந்த முத்து வச்ச ஒரு கல் செட்டுதான் போட்ருந்தாங்க. பார்க்க அருமையா, அம்சமா பாரம்பரியமாகவும் இருந்ததுங்க. நம்ம பிள்ளைங்க தாங்க இந்த அட்டூழியம்லாம் பண்றது. <laughs>
ஆஹா! புரியுதுங்க, புரியுது. ஆஹா! ஆஹா! ஆஹா! ஆஹா! அதாவது, நாம அந்த அங்க பார்த்து நாம வந்து கெட்டுப்போறோம். இங்க பார்த்து அவுங்க வந்து நல்லா தான் ஆகறாங்க. அப்பிடித்தான் சொல்லணும். என்ன சொல்றீங்க, நீங்க?
ஆமாங்க. ஆ அதாவது வெளிநாட்ல வந்துட்டு அ அவுங்களோட உடைகள் வந்து பேண்ட் ஷர்ட் தான் அதிகமா போடுவாங்க. ஆனா, நீட்டா போட்டுக்குவாங்க. <inhales> ரொம்ப வந்து அதாவது அ ஒரு சில ம இடங்கள் இருக்கு. ஆனா, நீங்க அ ரேண்டமா பார்த்தீங்கன்னா, அந்த பேண்ட் ஷர்ட், அது நீட்டாதான் இருக்கும். ஆஃபீஸ் போறதுக்குலாம் அப்பிடிதான் போடுவாங்க. நம்ம பசங்க இப்ப அவுங்க வந்து புடவைய கத்துக்கிறாங்க. நாங்க போய் பேண்ட் ஷர்ட் காட்டுறோன்னு போய் போடுறீங்க. அதே பேண்ட் ஷர்ட இங்கேயும் போடுறீங்க! ஆனா, எப்பிடி போடுறீங்க? ஒழுங்கா போட்றது இல்ல. <chuckles> அதுதான் நான் சொல்ல வரேன்.
ஆமாங்க, ஆமாங்க. உண்மைங்க. அதான் சொன்னேனே! அத கிழிச்சி, கிழிச்சி அங்கே துணி தேடணுன்ற மாரில்லாம் இருக்கு. நான் இப்போ ஒரு 1-1/2 வருஷம் முன்னாடி போனங்க. போய்ட்டு எனக்கு பேண்ட் எடுக்கலாம், ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கலான்னு போனேன். இந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அந்த மாரிலாம் இருக்குது இல்லீங்களா, அங்க. ஒரு பேண்ட் கூட கிழியாத பேண்ட்டே இல்லங்க.
<laughs> சரிங்க. ஆமாங்க. ஆமா என்னோட பொண்ணு கூட அப்பிடித்தாங்க. ஒரு பேண்ட் ஒண்ணு எடுத்து குடுத்தேன், ரீசென்ட்டா என்னோட அம்மாயி வந்து வீட்ல இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா, அவுங்க தான் அந்த துணியெல்லாம் வந்து மிஷினில போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அவுங்க என்ன நினைச்சுட்டாங்க எடுக்கும்போது, ஐய்யயோ! கண்ணு நான் பாரு, கண்ணு நான் வந்து பேண்ட் கிழிஞ்சு போச்சு சாமி, அப்படி அம்மா அது பேண்டே கிழிஞ்ச பேண்ட்டு தாம்மா. என்னம்மா சொல்ற, இப்ப தாம்மா எடுத்து குடுத்த பிறந்த நாளைக்கு அதான் வேணும். ஏங்கன்னு அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையா போய் காசு போட்டு வாங்குனேன்னு எங்க அம்மா என்னைய திட்டுறாங்க
ஆஹா! ஆஹா! <laughs> உண்மை தான். நீங்க சொல்றது உண்மையான ஒரு விஷயம்
நம்ப அவுங்கக்கிட்ட என்னத்த சொல்றதுங்க. ஆமாங்க. அது மாரி வந்து அதாவது மாடர்ன் ஸ்டைல்ல நாங்க வந்து எங்கள் லைஃப் மாத்திக்குறோம். அப்பிடின்னு பாரம்பரியத்தோடு சேர்க்க நினைக்குறாங்க. ஆனா, சில விஷயங்கள் அதாவது எல்லா விஷயத்தையும் சொல்ல, சில விஷயங்கள் வந்து முகம் சுழிக்க மாரி தான் இருக்குது. அது வந்து தேவையில்ல அப்பிடின்னு தான் நான் சொல்ல வரேங்க.
உண்மைங்க. அதாவது என்னதான் வந்து மாடர்ன் ஸ்டைல வந்து பாரம்பரியத்துல ஒட்டுனாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். ஒரு சிலது வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. அதுதான் உண்மை. அது ரொம்ப அழகா வந்து உங்களோட நேரத்த ஒதுக்கி எனக்கு வந்து நல்லா அழகா ரம்யமா வந்து அ சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்களோட மறுபடியும் அ வாய்ப்பு கிடைத்தா, கண்டிப்பா பேசணும். மிக்க நன்றிங்க.
கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. நீங்க என்னைய பின் தொடர்ந்ததனால தான், என்னால நிறைய விஷயங்கள் சொல்ல முடிஞ்சது. ரொம்ப நன்றிங்க.